அத பத்தின பயோ
இ வீட்ல போய் சொன்னீங்களா? வீட்ல என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஒத்துழைப்பு குடுத்தாங்களா? இல்ல, உங்கள புரிஞ்சுக்கிட்டாங்களா?
நான் நான் தான் சொன்னேன்னே, எனக்கு எங்க வீட்ல எப்படி வந்து சொல்றது, எப்படி ஃபேஸ் பண்ணே எனக்கு சுத்தமா தெரியவே இல்ல எனக்கு. நான் ரொம்ப பயந்துட்டேங்க. எங்க வீட்ல எங்க வீட்ல என்ன போட்டு அடிச்சுருவாங்க. எங்க அப்பாலாம் தூக்கி போட்டு மிதிப்பாரு. அதுனால நான் வந்து, எங்க ஆசிரியர்கள்ட்ட தான் போய் சொன்னேன். ஆசிரியர்கள் அவங்களே கால் பண்ணி, "இந்த ஒரு டைம் நடந்துருச்சு. இந்த டைம் விட்டுருங்க! அடுத்த டைம் பையன் படிச்சுக்குவான்." அப்டின்னு சொல்லி ஆ ஆசிரியர்கள் எனக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தாங்க.
ம். ம். ம்ஹ்ம். பரவால்லையே! உங்கள காப்பாத்திருக்காங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. அவுங்க இல்லன்னா, நான் வந்து அன்னைக்கு வீட்டுக்கே வந்துருக்க
ஆனா, புரிஞ்சிக்கிட்டாங்களா? "அவங்க குடுத்தது அவங்க குடுத்த ஆலோசனைகள்லாம் குடுத்துருக்கேன். நீங்க ப கொஞ்சம் பார்த்துக்கங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உங்க அம்மா, அப்பா அத புரிஞ்சுக்கிட்டாங்களா? உங்ககிட்ட என்ன
ஆ பு புரிஞ்சுகிட்டாங்க. அவுங்க அ. அவங்க ரொம்பவுமே புரிஞ்சுகிட்டாங்க. அவங்களும் புரிஞ்சுக்காம இருந்துந்தாங்கன்னா, அ ரொம்ப ச கஷ்டமா இருந்திருக்கும். அவுங்களும் புரிஞ்சுகிட்டாங்க. அ அது மட்டும் இல்லாம எங்க ஆசிரியர்கள் அன்னைக்கு அவுங்க பேசாம இருந்தாங்கன்னா, அன்னைக்கு வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். அ எனக்கு இருந்த பயத்துக்கு. <chuckles>
அஹ. அருமை.
அப்பா, அம்மா பயங்கரமா போட்டு அடிச்சுருவாங்க. கல்லூரி போனன்லாம் பாக்க மாட்டாங்கங்க. <chuckles>